தலைவர் வந்து அந்த அளவுக்கு அவருக்குன்னு ஒரு தனி வந்து பிராண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். எந்த அளவுக்குனா அவரு வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து, பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம அதிகமா பேசுறோம் அப்டின்னா அவரோட கலாய்ச்சல் அந்த ஒரு டயலாக் எடுத்து தான் நம்ம பேசுவோம். "வண்டு முருகன் டா, வண்டு முருகன்" அப்டின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும். அந்த செந்தில், கவுந்தமணி சாரோட வாழபழம் காமெடியா இருக்கட்டும். அந்த இது "டேய் இந்த சொப்பன சுந்தரி அந்த கார் வெச்சுற சொப்பன சுந்தரி இப்ப யார வச்சிருக்கிற?" <laughs>
கண்டிப்பாங்க. ஆமாங்க கண்டிப்பா. நிச்சயமாங்க. ஆமாங்க. ஆமாங்க. அது அதுக்கப்புறம் இந்த செந்திலே வந்து ஒரு புலி மாரி, வந்து ஒரு அவரே வந்து அவருடைய மண்டையில வந்து ஒரு முடியெல்லாம் வளர்த்துட்டு வருவாரு."நான் தான் குட்டி புலி" அப்டினு சொல்லி "இவர் தான் என்னோட வரிப்புலி" அப்டினு ஆமா. ரொம்ப ஜாலியா இருக்கும். அந்த காமெடிலாம் பார்க்க ரொம்ப பார்க்க நகைச்சுவையா இருக்கும் இல்லயா? அ இப்பல்லாம் நம்ம அந்த டிவி அந்த சேனல் அப்டின்கற ஒரு கலாச்சாரத்தையே மறந்துட்டு நம்ம அந்த ஓ. டி. டி க்கு போய்ட்டோம் இப்ப தான். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து இது தான் கதி அப்டினு இருப்போம். நம்ம எப்ப எப்பலாம் என்னென்ன வந்து கார்ட்டூன் பார்க்கிறோம் நம்ம நோட்ல வேற எழுதி வைப்போம்.
<laughs> <laughs> ஆ. அசிஸ்டென்ட், ம். <laughs> நிச்சயமா, நிச்சயமா. கண்டிப்பா. நிச்சயமா. <laughs> கண்டிப்பா, அதுவும் அந்த மாரி அந்த டைமிங் வேற நோட் பண்ணி வைக்கணும், இல்லயா? எந்த எந்த டைம்ல என்னன்ன போட்றாங்க. அந்த ஆல்பம் சோங் அதுவும் யப்பா ஆல்பம் ஸாங் எல்லாம் மறக்க முடியாத ஒரு விஷயம்ங்க. எந்த அளவுக்குனா நம்ம பள்ளி படிச்சிருக்கும் போது இந்த "கண்ணுக்குள்ள நிக்கிறியே காதலை ஐயோ!" அந்த பாடா இருக்கட்டும். ஆஹா
இல்லையா? கண்டிப்பாங்க. ஆமாங்க. அந்த ஒரு கொரியன் பையன். அந்த அந்த 1 பொண்ணு ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டுருவாங்க. அதான?
ஆமாமா, ஆமா. அதேதான் அதேதான். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சாகும்போது இவனும் வந்து கூட போய் செத்துருவாரு. என்னை தீண்டாமல் உன்னை பார்க்காம அ.
அந்த பாட்டு. ஆமாங்க. அந்த பாடல். நிச்சயமா.
அதுக்கு
அதுவும் பயங்கர பேமஸ் அப்போலாம் நம்ம படிக்கும்போது.
கண்டிப்பா அந்த "கத்தி மேல கத்தி" அந்த பாடல்லாம் இருக்கட்டும்.
ஆமாங்க அது அதுக்கு அப்புறமா வந்து இந்த முகேந் ராவுது கூட நெறைய ஆல்பம் சாங்லாம் இருந்துது முன்னாடி.

நிச்சயமா, நிச்சயமா.
அதே மாதிரி ஆ அந்த சீரியல் ஆகட்டும், படங்கள்லாம் வந்து போடுவாங்க. அந்த ஹாலிவுட் படமும் அப்படிலாம். இந்த KTvல போடுவான். இந்த Vijay Tvல எல்லாம் போடுவான். அதாவது ஞாயித்துக்கிழமை அப்ப போடுவான். பார்த்து இருக்கிறீங்களா? மதியானம் 2:00 மணிக்கு. அதேதாங்க. "அனகுண்டா, ஜுராசிக் பார்க்கு" இந்த விஷயங்கள்லாம் Harry Potter நம்ப எவ்வளவு தடவை பார்த்திருப்போம் இல்லையா?
ஆமா. ஆமாமா. அனகோண்டா அனகோண்டா மூவிலாம் சலிக்க சலிக்க போட்டோது Harry Poterரு. கண்டிப்பா. எவ்வளோ தடவ பார்த்தாலும் அது சலிக்காத ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, அதுவும் விட, இந்த டைட்டானிக் படம்லாம் வந்து சலிக்க சலிக்க போடுவானுங்க எல்லாமே.
திரும்ப, திரும்ப. ஆமாங்க. அந்த படமும் கூட. அது அதுக்கப்புறம் "ரெசிடென்ட் ஈவல்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். அந்த ஜோம்பிங்கலாம் வந்து வரும். அந்த படமும் வந்து அடிக்கடி போடுவாங்க. அதுக்கப்புறமா, இந்த மாரி விஷயம், அந்த KTvல வந்து ஒரு ச மத்தியானம் 2:00 மணிக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் நான் பார்ப்பேன். அதுக்கப்புறமா அந்த பழைய சேனல்ல வந்து இன்னும் அந்த செய்தி, அந்த டாப் 10 மூவிஸ் அப்படின்னு ஒண்ணு போடுவாங்க.
ம். ஆஹஹ. ஆமா. அந்த ஞாயிற்றுக்கிழமையானாலே இது வந்து இந்த பட்டியல்ல இருக்கு. இந்த இது வந்து இது. நீங்க இது பார்த்து இருக்கீங்களா "சயன்ஸ் ஆஃப் ஸ்டூபிட்"
கண்டிப் கண்டிப்பாங்க. டாப் 10 ஆமாங்க. நான் பார்த்துருக்கேன், அது Pogoல போடுவாங்க இல்லையா?
பே சயன்ஸ் ஆஃப் ஸ்டூபிட் வந்து Pogoல, அது டிஸ்டின் ஏதோ ஒரு சி அது அது அந்த சமூக வலைத்தளத்தை வேறு ஏதோ ஒரு இதுல போடுவாங்க. அதை வேடிக்கையான இப்ப நம்ப வேடிக்கையான விஷயங்கள நம்ம ரீல்ஸ் மூலியமா பார்க்குறது அது வந்து
Cartoon Network. JETIXனு நினைக்கிறேங்க. அது.
அது ஏதோ ஒரு இது, தெரில ஞாபகம் வரல. அத வந்து சயன்ஸ் படி வந்து சொல்லி போடுவாங்க.
ஆமா. அந்த Power Rangersலாம் போடுவாங்கல்ல அந்த சேனல்ல தான் போடுவாங்க.
ம், Power Rangers.